பொதுவா பார்த்தோம் அப்டீன்னா, எங்க அப்பா வந்து அடிக்கடி ஒரு வார்த்த சொல்லுவாரு. "இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்" அப்படின்னு சொல்லிட்டு. அது இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு யோசிக்காம, என்ன இருக்கோ அத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். "நமக்கு இது போதும்." அப்டீன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருந்தா தான், அந்த நிறைவுன்றது ஒண்ணு வரும். இல்லன்னா வந்து, அவங்க அப்படி வச்சுருக்காங்க, இப்படி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, நம்மள வந்து தூங்க விடாம பண்ணிரும். இப்படி இப்படியான ஒரு கருத்து வந்து இது சரிதானே? அ அப்டி நீங்க சொல்லுங்களேன், ஒரு வறுமை அப்படின்னு எடுத்துக்காம, இருக்கிறத வச்சு எப்படி மகிழ்ச்சியா வாழலாம்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
அ கண்டிப்பா. அது வந்து அந்த வயதுக்கு ஏத்த மாரி அந்த அனுபவம் வரும். இப்ப நான் வந்து ஒரு கல்லூரி பருவத்திலேயோ, இல்ல அதுக்கப்பறம் வேல பார்க்க ஆரம்பிச்ச நேரத்திலேயோ பார்த்தீங்கன்னா, எனக்கு போதுங்கிற மனசே இர் இருந்ததில்ல. அதுபோக என்ட்ட என்ன இருந்தாலும் அத பத்தி குறை கூறிட்டே இருப்பேன். எனக்கு இது இல்ல, அது இல்ல, அவங்களுக்கு அது இருக்கு, இது இருக்குங்கிற மாரி ஒரு அதாவது, அ ஒரு ஆள பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன். ஒரு பொருள பார்த்து எனக்கு இந்த பொருள் வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
ஓஹோ! ம்ஹ்ஹ்ம்.
ஏன்னா நான் முதல்லேருந்தே வந்து அ இன்னொருத்தர பார்த்து பொறாமைப்படுற குணம் எனகிட்ட கெடையாது. ஆனா வந்து எனக்கு ஒரு விஷயத்த அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு நல்ல பைக் போது அப்டின்னா எனக்கு அந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக வேலைக்கு போய் வேலை பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒரு 35 மேல, எனக்கு அப்படியே நான் வாழ்க்கையை ஒரு நாள் ஃப்ரீ ரொம்ப ஒரு வேலை இல்லாத நேரத்தில அப்படியே சுத்திட்டிருக்கும்போது, யோசிச்சுப் பார்த்தேன் பழைய விஷயங்கள் எல்லாம்.
ம். ஓஹோ. ம்ஹ்ம்.
நம்ம வந்து அதாவது உ இப்ப எல்லாமே இருந்தாலுமே வந்து வாழ்க்கையில ஏதோ வெற்றிடம் இருக்கிற மாதிரியே உணர்ந்தது உணர்ந்தேன். ஆனா அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அப்டி இதே இது ஒண்ணுமே இல்லாதப்ப நேரத்தில கூட வெறும் சாப்பிட, தங்க, வீட்ல ஒரு சின்ன டிவி இருக்கும், அவ்வளதான். குடும்பத்தோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களோட பழகியிருக்கிற நேரம் அந்த நேரம் நல்லா இருக்க மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு.
ம். கண்டிப்பா இந்த இது எடுத்துக்காட்டா என்ன சொல்லணும் அப்டின்னா, என்கிட்டே ஃபோன் இல்லாதபோது எல்லாருமே ஃபோன் வச்சிருப்பாங்க. என்னோட அந்த அதிகபட்ச அல்டிமேட் கோல்ன்னு <chuckles> சொல்லுவாங்கல்ல அதுவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நானும் அந்த <chuckles> WhatsAppலாம் போய் பயன்படுத்தணும். அப்டின்றத தான் என் என்னுடைய கல்லூரி நாட்கள்ல என்னோட தோழிகள்லா வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஹைஃபையான ஃபேமிலி அவுங்ளா வச்சிருப்பாங்க. என்கிட்ட அது கிடையாது. எனக்கு அது வந்து பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். எனக்கு "அந்த ஃபோன் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்" அப்டின்ற ஒரு எண்ணமே இருந்துட்டு இருந்தது. ஆனா, அந்த ஃபோன் வாங்குனதுக்கப்பறம் இவ்வளதானா இது! அப்டின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனா, அந்த ஃபோன் வச்சுட்டு நான் மகிழ்ச்சியா இருக்கேனா? அப்டின்னா ஃபோனால நான் என்ன மகிழ்ச்சி அடைஞ்சேன்? ஒண்ணும் மகிழ்ச்சி அடையல, அப்புறம் எதுக்காக அது வேணும் வேணும்னு ஆசைப்பட்டேன்?
ஆமா. அது வாங்கி ஒரு 4 நாள் அது புதுசா இருக்குற வரைக்கு நல்லாருக்கும் அவ்வளோதான்.
ஆமா. அதுக்கப்புறம் 4 நாள் கூட இல்ல அது ஒரு 10 நாள்ன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட அது அந்த 10 நாளுக்கு வந்து நான் யார்கிட்டேயும் கொடுக்கவே மாட்டேன் அ "அது தொடாத இதாயிரும் அதாயிரும்," அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியிட்டலாம் தொடவே விட மாட்டேன். <snorts>
ஒரு எடத்துல இருந்து எடுத்து உ கையில இருந்து டேபிள்ல இருந்து கீழே போடுறதுனா கூட, யோசித்துப்படுவோம் பெட்டுல போட்டா கூட.
ஆமா. அ அப்டி ஆனா இந்த கண்டிப்பா ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து நானும் செல்ஃபில் சார்ஜ் போடலாம்ன்னு போட்டு "டபக்கடின்னு" கீழே விழுந்துடுச்சு மேலே இருந்து ஃபோன்னு. நான் அப்போ கூட "ஓடைஞ்சிர்ச்சா" அப்படின்னு பதறி கூட எடுக்கல, "என்னாச்சு?" அப்படின்னு தான் எடுத்தேன் நானு அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் யாரையுமே தொடவே விடல. எங்க அப்பா அப்படிதான் இந்த வார்த்தைய அடிக்கடி சொல்வாரு எனக்கு புது செருப்பு செருப்பு வாங்கி கொடுத்தா நான் வாங்கிட்டு வந்து கழுவி கழுவி எங்கள் வீட்டுக்குள்ள திண்ணையில கொண்டு வந்து வச்சுக்குவேன். அ ந அது வந்து கூட்டும்போது கூட எங்க அம்மா அத த தனியா எடுத்து வச்சுட்டு கூட்டணும் "செருப்புல எல்லாம் பண்ணக்கூடாது தண்ணிலாம் அத படக்கூடாது" அப்படின்லாம் நான் <chuckles> சொல்லுவேன். அம் ஆமா 4 நாள் இங்க வச்சிருக்குவ அடுத்து பாரு 5வது நாள் அங்க வெளிய கொள்ள பக்கம் கிடக்கும். அது. உங்க அம்மா 'இத சாணி தெளிச்சு வச்சிருப்பாங்க கூட்டுறதுக்கு. இது வந்து இப்போ 4 நாளைக்கு எடுத்து எடுத்து வச்சுட்ருக்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நான் யோசிச்சேன் ஆமால்ல 4 நாள் கழிச்சு நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் தானே! <chuckles> அப்படின்னு. இல்ல <snorts> இது பழக்கம் எல்லோருக்குமே இருக்கத்தானே செய்யுது. அப்போ இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம இல்லாத ஒரு விஷயத்துக்காக தேடும்போது அது கிடைச்சாலும் அது என்ன அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போகுது இல்லையா?
க அழுக்காயிரும். ஓஹோ! ம். <snorts> ஐய்யய்யோ! தூசி பட்டுறக்கூடாது. ம். இப்ப அது எல்லாமே இது மனிதனோட இயல்பு. அதாவது, என்ன சொல்ல? ஒரு புதுசா ஒரு பொருள் வந்து நம்ம கிட்டக வரும்போது வந்து அது ரொம்ப சந்தோஷமா உணர்வோம். அதுக்கப்புறமே அது நாளடைவில கூட இருக்கும்போது நமக்கு அந்த விஷயங்கள் வந்து த அதோட அதோட தன்மை புரியாத ஒரு நிலை. இது எப்டி அப்டின்னா நான் வந்து சில நேரம் ஊருக்கு இப்போ போனாலுமே என்னன்னா" நான் எதுக்கு வந்து நான் வந்து நகரத்தில வந்துட்டு இப்படி ஓடி கஷ்டப்பட்டு இது பண்ணணும்?" எது யாருக்காக வந்து ரொம்ப பெருசா வாழ்ந்து இது பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அடிப்படையா உள்ள ஒரு கல்வி தகுதியில குடுக்குற அளவுக்கு நமக்கு பணம் வந்தாலே போதும். அந்த அளவுக்கு கொழந்தைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு இருக்க இ ஒரு வீடும் ஒரு நமக்குன்னு ஒரு சின்ன வேலை இருந்தா கூட போதும். அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துரும். செல நேரம் அதனாலேயே ஊர விட்டு திரும்ப வர்றதுக்கு எனக்கு அப்படியே பிடிக்காத மாதிரியே இருக்கும்.
ம்ஹ்ம். ம், ம். ம், ம். ம்ஹ்ம். ஓ!
ஏன்னா, இன்னைக்கி எப்டின்னா, நம்ம வந்து ஒரு 25 வருடம் முன்னால பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைகளுக்கு தான் பொருட்கள் வாங்குவோமே, தவிர ஆசைக்கு வாங்கினது கிடையாது.
கண்டிப்பா, கண்டிப்பா, அ அது அத்தியாவசியப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவோம், ஆடம்பரத்திக்கு கண்டிப்பா வாங்க மாட்டோம் "அப்டீன்ற மாதி"ரி நம்மளோட பொருளாதார சூழ்நிலையும் அப்போ அந்த மாதிரி தானே இருந்தது இல்லையா?
உண்மையிலே கண்டிப்பா. ஆமா .அப்போ சேர்க்கிற பழக்கம் நெறைய இருந்தது, எல்லா இப்போ ஒரு 1 வருடத்துக்கு முன்னால எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க ஊருல வந்து "தீபாவளி சீட்டு"ன்னு போடுவாங்க, வெறும் பலகாரம் வாங்குர்றதுக்கு.
ம்ஹ்ம்.
அ மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா ரூ. 15 கட்டுவாங்க எங்க அம்மா, கெட்டி அந்த அக் நவம்பர் மாதம் அந்த தீபாவளி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நூ ரு.110க்கு வந்து அந்த பலகாரம் செஞ்சு குடுப்பாங்க அவங்க, வீட்டுல ஒருத்தவங்க. அவங்க ஊர் முழுக்க வாங்கி சீட்டு போட்டு கொடுப்பாங்க. அதில் அவங்க கொஞ்சம் வருமானம் பார்ப்பாங்க, எங்களுக்கும் கடையில் போய் வாங்கக்கூடாதுங்கிற தேவை இருக்காது. அதாவது அப்டி வாங்கி கூட தீபாவளியை சந்தோஷமா ரசிக்க தான் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கனா, ஆ ஒரு ரு.5000க்கு ஒரு நகை, ஒரு புடவையை எல்லா டிரெஸ்‌ஸுமே சேர்த்து பார்த்தீங்கனா, ஒரு ரு. 15000க்கு ஒரு துணி மணினு எடுக்கிறோம் தீபாவளிக்குனு சொல்லி எல்லோருக்கும் சேர்த்து. எடுத்துட்டு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி இங்கேருந்து ஊருக்கு போறோம் வர்றோம். அப்டின்னாலும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு எல்லாமே உணர்வு ஒன்னுதான் அப்போ உள்ளதும் இப்போ உள்ளதும்.
சரி. ஒ! ம், ம், ம். கண்டிப்பா, ஆமா. நிச்சயமா. ஆனா நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொன்னுன்னு தோணுது. எ நான் என்னோட கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் புது ட்ரெஸ் அப்டின்னா தீபாவளிக்கு மட்டும் தான் அது எடுப்போம். அது ஒரு ட்ரெஸ் தான் எடுப்போம். அது போய் நான் போய்ட்டலாம் தேடி எடுத்ததே கெடையாது. எங்க அப்பா கிட்ட நான் கலர் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த கலர் அந்த கலர் வேணும் இந்த கலர் என்கிட்ட இல்லன்னு சொல்லுவேன். அவர் எடுத்துட்டு வர்ற ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ஒரு என்ன எடுத்துட்டு வந்தாலுமே எனக்கு புடிக்கும். அவரு எப்டியும் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துருவாரு. நான் அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10, 15 தடவ, எடுத்து எடுத்து ஒரு 4, 5 தடவ போட்டு பார்த்து, ஆமா போட்டே பார்த்துருவேன் நானு. போட்டு கண்ணாடியில நின்னு நின்னு பார்த்துட்டு, திரும்ப மடிச்சு வச்சுருவேன். எங்க அம்மா ''தீபாவளி வர்றதுக்குள்ளே நீ அழுக்கு ஆக்கிருவ தானே அத'' அப்டின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு தீபாவளிக்கு முன்னாடி எப்டியும் 4, 5 தடவ நான் அத போட்ருவேன். அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போட்டுட்டு, சும்மா போட்டுட்டு உடனே கழட்டி மடிச்சு வைக்கிறது இந்த மாரியான வேல பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனா அப்போ அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ இப்போ போன தீபாவளிக்கு கூட எங்க அப்பா ஒரு ட்ரெஸ்ஸு, எங்க வீட்டுக்காரர் ஒரு ட்ரெஸ்ஸு, எங்க மாமனாரு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. என் தங்கச்சி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா. இது பத்தாம நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். மொத்தம் 5 ட்ரெஸ்ஸு எடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு இல்ல. நான் உண்மையாவே இத யோசிக்றேன். இத்தன ட்ரெஸ்ஸும் வாங்கியே நம்ம அப்போ அந்த ஒரு ட்ரெஸ்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்ல இல்லல்ல. அப்டின்னு சொல்லிட்டு கடைசியில நான் தீபாவளிக்கு எடுத்த ஃப்ராக் தான் போட்டுக்கிட்டேன். எடுத்த எந்த ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்து போட்டுக்கல. அப்டின்ற மாரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போ மகிழ்ச்சின்றது எதுல இருக்கு? அந்த துணிலயா இருக்கு? இத்தனை துணி வாங்கும்போது இல்ல தானே.
சரி, சரி. ம். எப்ப போட எப்ப போடன்னு யோசிச்சிட்டே இருப்போம். ம், அ. ம். கண்டிப்பா, அதுக்கு இல்ல. அது மனசில தான் இருக்கு நம்ம மகிழ்ச்சிங்கிறது. ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னதா தான் இருக்கு, நான் பார்த்த வரைக்கும். என்னன்னா அ நீங்க ஒரு என்ன ஒரு யோகி மாரி கூட இப் பேசுறார்ன்னு யோசிக்கலாம். ஆனா, ஒரு நல்ல மனிதன் வாழ்றத பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இருவது 20 வயதிலேருந்து 40 வயது வரைக்கும் தான். அவ்வளதான்.
<laughs> அ.
அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனைகள்ல தான் ஓடும்.
கண்டிப்பா. அந்த உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆகட்டும், வீட்டுல பொறுப்புகள் அதிகரிக்கிறதாகட்டும், அ பிரச்சனைகள் எல்லாம் வர தான் செய்யும் அந்த நேரத்தில.
அ. ஆமா. அதனால, உண்மையிலே படிக்கிற பருவம் தான் வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமான பருவம். அந்த நேரத்தில வந்து உங்களுக்கு பொருள் இருக்காது. ஆனா வந்து நீங்க நெனைச்சத செய்யலாம். உங்களுக்கு விருப்பப்படி இருக்கலாம். உங்களுக்கு பெரிய அழுத்தங்கள் இருக்காது.
நிச்சயமா.
இன்னொன்னு என்னன்னா வந்து ய அடுத்தவங்கள அந்த இன்னைக்கு வந்து இத, சொசைட்டி ப்ரசர் அப்படிம்பாங்க. நம்மள சுற்றி இருக்கிறவங்களோ, நம்ம சொந்தக்காரங்களோ, உறவினர்கள். அ குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி, நெனச்சி, நெனச்சிட்டு போம்போது தான் வந்து, நம்மள நாமே ஒரு பொறி மாரி உருவாக்கிட்டு, அதில போய் நம்ம எலி மாரி மாட்டிக்கிறோம் உள்ள.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்போ, அ எப் எங்க ரிலேட்டிவே இருக்காங்க. அவங்க பையன் வந்து வ சென்னைல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்காங்க. அவங்க வந்து இப்ப ய வ ய நெறைய இன்வெர்டர் வாங்கிட்டாங்க, ஏசி வாங்கிட்டாங்க. "நீங்களும் அதை வாங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஒரு துண் இது வந்து இங்க நம்ம மேலலாம் திணிக்கிறாங்க. "ஓ! அப்போலாம் அதெல்லாம் வாங்கியிருக்கணுமோ?" அவங்க சென்னையில வந்து ரொம்ப வெக்கையா இருக்கும், ஏசி கண்டிப்பா தேவ. அ அவங்க இருக்கிற ஏரியால அடிக்கடி பவர் ஆஃப் ஆகுது, அப்ப இன்வெர்டர் தேவ. நமக்கு தான் இங்க கரண்டே போறது கெடையாது. இன்வெட்டர் வாங்கி நான் இமீடியட்டா இன்வெட்டர் வாங்கி வைக்கணும்னு எனக்கு என்ன ஒரு அ தேவை இருக்கு? இல்ல இல்லையா? ஆமா. இப்போ இது சொன்னா, "இல்ல எல்லாம் தேவைப்படும்ல. இப்ப ஏதாவது வேல செஞ்சுட்டு இருக்கும்போது கூட க சடனா கரண்ட் போயிடுச்சுனா" அப்படின்ற மாரி சொல்லி. இவ் அந்த ஒரு நினைப்புன்றது வ எங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்ப ஒண்ணு வாங்கிருவோமா? பேசாம வந்து இ. எம். ஐ. ல வாங்கிருவோமா? அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. நீங்க சொன்ன இந்த சமூக அழுத்தம்ன்றது எந்த அளவு வந்து நம்ம தலைக்குள்ள ஊடுருவுது பாருங்களேன்!
சரி. ஆமா. அவசியம் இல்லையே. கண்டிப்பா. அதுப்போக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, கடன் இல்லாத வாழ்க்கை தான் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை! என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் நானும் நெறைய கடன் வாங்கியிருக்கேன். நெறைய விஷயங்கள் கார்லாம் வாங்கி உபயோகிச்சு, கார வித்து இந்த மாதிரி நெறைய வாழ்க்கையில பாத் பார்த்துருக்கேன். ஆனா வந்து அ, தொடக்கத்தில வந்து மொத ஒரு 5 வருடங்கள் வந்து கடன் வாங்கி அதுக்கான ஈ.எம்.ஐ.ய கட்டி வாழ்ந்த விதத்தலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய விதத்தில எனக்கு ஒரு பயம் இருக்கும். வேல போயிடுச்சுனா என்ன பண்ணங்கிற மாரி ஒரு எண்ணம்.
நிச்சயமா. ம்ஹ்ம். ஆமா, எனக்கு கமிட்மெண்ட் இருக்கும்ல 1ம் தேதி இது கட்டணும், 5ம் தேதி கட்டணும், 7ம் தேதி இது கட்டணும், அப்டின்வரும்போது அந்த 30ம் தேதி 1ம் தேதி சேலரி வரல அப்டினா என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை தான இருக்கும்!
அதே மார் ஆமா. அதேமாரி, வேலையும் போச்சு, வேல போனதுனால அதுக்கப்புறம் நான் எனக்கு ரொம்ப பிரச்சனைகளயும் நான் சந்திச்சேன். அதனால வந்து அதுக்கடுத்து நான் வந்து வேல என்னோட வாழ்க்கைய திரும்ப நான் ஆரம்பிக்கும்போது, அ கடன் வாங்காமயே வாழ்க்கைய ஓட்றதுக்கு என்ன வழின்னு சொல்லி பாத்தேன். எனக்கு கடன் கெடச்சா கூட நான் வாங்க மாட்டேன். எதுனாலும் பாத்துக்கலாம். ஏனா, அ இன்னைக்குமே எனக்கு சொந்த வீட்ல வந்து நான் கல்யாணத்து முன்னாலே எனக்குன்னு வீடு கட்டிட்டேன். அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கனா, எனக்கு இன்னைக்கு நான் ஒரு ச் சென்னை மாரி பெருநகரத்துல இருந்தாலுமே வந்து, எனக்குன்னு சொல்லி நான் புதுசா ஒரு வீடுன்னு போய் நான் இன்னு வாங்க போல.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம்.
காரணம் என்னனா? வந்து நமக்கு அதுக்கான இன்னைக்கி தேதில வீடு வாங்கணும், ஒரு தே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கன்னா கூட ரூ.50,00,00 வேணுங்ற ஒரு நில வந்துருச்சு பெருநகரங்கள்ல.
கண்டிப்பா.
அப்டி இருக்குற பச்சத்துல எனக்கு அந்த ஃபின நிதி மேலாண்மை தெளிவா தெரிஞ்ச ஆரம்பிச்சததுனால, ரூ.1,00,000 நம்ம சம்பளருந்ததுனா நம்ம 50,000 வாங்கலாம். ஆனா அந்த ரூ.1,00,000 வாங்கம்போது அந்த வேல என்ன மாரி வேல? நிரந்தரமான வேலையா? இல்ல நமக்கு ஒரு வேலைல நிரந்தரமா நிக்கக்கூடிய மனநில இருக்கா? அ எனக்கு பாத்தீங்கனா வந்து யாராவது வந்து என் வேலைய கொற சொன்னாங்கனா, கோவம் வந்துரும்!
ம்ஹ்ம்.
அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். அதாவது, நம்ம வேலைய சரியா செய்வோம்.
கண்டிப்பா, ஏன்னா, ஒரு அதான் வேலைன்னு ஒரு எடத்துக்கு போனா, கண்டிப்பா நிறைய வந்து, குறைகள் சொல்றதுக்கு, நிறைய பேர் வருவாங்க! அதுபோல வந்து, இப்ப உங்களுக்கு ரூ.1,00,000 சம்பளம் குடுக்குறாங்கன்னா, அதுக்கேத்த வேலைய, உங்ககிட்ட வாங்கிட்டு தான் விடுவாங்க. உடல் உழைப்பாலும், மன உழைப்பாலோ, என்னத்தையாவது நம்ம அதை பண்ணி
ஆமா. வேலை வாங்குறது, வேலை செய்யறது பிரச்சன கிடையாது. ஆனா, சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப அந்த நிறுவனங்கள் எப்படிப்பட்ட, நிறுவனங்கள பொறுத்தது. இப்ப சில பேர் பன்னாட்டு நிறுவனத்தில வேலை பாப்பாங்க. அங்க க அலுவலக கல்ச்சர்லாம் நல்லாருக்கும். அது ஓகே. ஆனா வந்து, இப்ப நான் வந்து, என்னோட தகுதிக்கு கம்மியா, நான் ஒரு எடத்துல வேல வ சம்பளம் வாங்கிட்ருக்கேன்னு வச்சிக்கங்களேன், நான் கண்டிப்பா வேல மாறணுன்னு, பாத்துக்கிட்டே தான் இருப்பேன்.
ம்ஹ்ம். நிச்சயமா.
அதனால, இன்னொரு முக்கியமானது என்னன்னா, எனக்கு வந்து அ ஒரு கடனை வந்து, அளவுக்கு அதிகமா வாங்கி வச்சு, கடனுக்காக வேல பாக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
ம், ம். புரியுது, புரியுது. ஏன்னா, இப்ப இருந்தா, சாப்பிடுறோம். இல்லனா, பேசாம ரிலாக்ஸா இருந்துட்டு போவோம். அ தேவையில்லாம இந்த கடன கட்டணும், அந்த கடன கட்டணுன்ற ஒரு டென்ஷன் நமக்கு ஏத்திக்க வேணாம், அப்படின்ற ஒரு எண்ணம்.
ஆனா, இன்னைக்கு நெறைய பேரு அதத்தான் பண்றாங்க. ஆமா. இன்னைக்கு நெறைய பேரு, நகரங்கள்ல அப்படி தான் வாழுறாங்க. ஒரு கார் ஒரு கடன். ஒரு பெரிய வீடு ஒரு கடன் வாங்கி வச்சிருறாங்க. அதுக்கப்புறம் வந்து, பள்ளி படிப்பு. அதுக்கு ஒரு கடன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான், மீதி இருக்குற காசுல தான் அவுங்க வாழணும்.
<chuckles> புரிது, புரிது.
அ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்வாங்கன்னா, அந்த அமெரிக்காவுல சொல்லுவாங்க. பே செக் டூ பே செக் அப்பிடீம்பாங்க. அதாவது சம்பளத்துலருந்து சம்பளம் வரைக்கும் வாழ்றதுங்கிறது.
ம்ஹ்ம்.
அது வந்து, ஒரு அழுத்தத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்குறதுங்கிறது தப்பு இல்ல. நம்ம த தகுதிக்கு நம்மளோட என்ன அளவுக்கு நம்மள பொருளாதாரமா நம்ம பண்ணிக்க முடியுமோ, அந்த வீட்டினால வாங்குற வீட்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்!
ம். நிச்சயமா, நிச்சயமா.
அ ஒரு பயந்து, பயந்து நம்ம வந்து இந்த வீடு இல்லாம போயிருமோ, வாடகை கட்ட முடியாம போயிருமோ, மாத தவணை கட்ட முடியாம போயிருமோங்கிற பயத்துல வாழக்கூடாது. அதுக்கேத்த மாரி முடிவுலாம் பண்ணணுங்கிறேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா, ம் நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அந்த கடன்ற ஒரு பிரச்சன வந்ததுன்னாவே, அ அந்த நிம்மதின்றது போயிடும். நைட்‌டு தூக்கம் போயிரும் நமக்கு. அப்ப ஏன்னா தூக்கத்திலயே நமக்கு ஞாபகம் வரும். இந்த கடன் இருக்கு. இது என்ன பண்ண போறோம்? இது இப்படி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கே, அத என்ன பண்ண போறோம்? அப்பிடீன்ற ஒரு தொல்லைகள் வந்து நம்மள தூங்க விடாம பண்ணிரும் இல்லையா?
ஆமா. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ சென்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவு வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. அதாவது வீடுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய எட்டாக்கனி மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு உள்ள பணம் வந்து அ விளையாடிட்டு இருக்குது. அதாவது ஒரு சரியான வழில உள்ள பணம் போகாததுனால, அ மக்களால வாங்குறதுக்கு வந்து, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்கினாலும் வந்து கடனாளியா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க!
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அதனால, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச சேர்த்து வச்சு ஒரு 50%, ஒரு ரூ.1,00,000 நம்ம பத்தல, ரூ.10,000,000 வீடு வாங்குறோம்னா, குறைஞ்சது ஒரு ரூ.30,00,000 மாவது நம்ம கையிலேருந்து போடுற அளவுக்கு இருக்கணும். அப்படி நம்ம பண்ணம்னா, மீதி இருக்கிறத வந்து நம்மளால கட்ட முடியும், எளிமையா.
ஓ. புரியுது, புரியுது. அதே ஊர்கள்ல வந்து, கிராமங்கள்ல ரூ.10,000,000 பெரிய பங்களாவே கட்டிற்லாம்ல? இப்ப இருக்கிற சூழ்நிலையுமே, பொருளாதார சூழ்நிலையுமே சொல்றேன். ஏன்னா, அங்க வந்து அவ்ளோ சிறப்பான
இல்ல அப்படின்னா ம். கண்டிப்பா. 2வது வந்து, நம்ம எதுக்கு வாழ்றோங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதுக்கு வாழுறோம்? குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா பெரிய வீடு வாங்கி குடுத்தா தான், குழந்தைகள் வாழ்வாங்களா? அப்படி கிடையாதே. நம்ம வந்து ஒன்னுமே இல்லாம தான வந்தோம். நம்ம முந்தைய பெற்றோர்களோட, நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்க வெக்கிறோம். அவங்களுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி கொடுத்து, கொஞ்சம் பண உதவி குடுத்தா கூட போதும். அவங்க வாழ்க்கைய அவங்க நம்மளவிட நல்லா நடத்துவாங்கள்ல?
நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. எந்த புரிதல் இல்லாம தான் நிறைய பேர் வந்து, இவ்ளோ சீப்பட்டு, சின்னப்பட்டு, அப்படின்ற மாரி பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கிறாங்கல்லயா?
அ. அதுபோக வந்து, நான் வந்து இன்னொருத்தவங்களோட யாரோட கருத்துகளையும் என்ன மனநிலையை வந்து பாதிக்காத மாரி நான் வச்சுருவேன். நான் கேட்டுக்கிட மாட்டேன்.
ம்ஹ்ம்.
அவங்க ஏன்னா அதுவும் நல்லது தான். ஏன்னா, நம்ம சொல்ற விஷயத்தை அவங்க கேட்க மாட்டாங்க!
கண்டிப்பா. நீங்க சொல்றது 100/100 உண்மை. அந்த மாரிதா இருந்திருக்கணும். அ, ஆனா, ஒரு சில அ வந்து ஒரு அழுத்தங்கள் வந்து நம்மள அ, அவங்களுடைய கருத்த வந்து அது எப்படி நம்ம மண்டைக்குள்ள துணியிதுன்னே தெரியாது. அப்படியே திணி திணிக்கப்பட்டு, நம்ம வந்து அவுங்க
<chuckles> யாராவது வீட்ல மனைவிமார்கள் சொல்லி சொல்லி திணிச்சு வுட்ருவாங்க.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க தான் செய்யுது. <chuckles> ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது, இந்த இருக்கிற அ பொருட்கள வச்சுட்டு எப்படி ம மகிழ்ச்சியா வாழலாம். கடன் ஏன் வாங்கக்கூடாது, வாங்குனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்படின்னு ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்களையும், கருத்துக்களையும் என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்!
அ. <laughs> அ. நீங்களும், ரொம்ப அழகான கேள்விகள கேட்டீங்க! மிக்க மகிழ்ச்சி. நன்றி!